இங்க UKல இருக்க பொண்ணா? USல இருக்க பொண்ணா?
ஆ UKல இருக்கிற ஒரு பொண்ணு. ம் ஆ இப் இப்பிடி பண்ணும். இப்போ, 36 டிவைடட் பை 6 எப்பிடி பண்றது? அப்பிடின்னு சொல்லி கேக்கும். <laughs> உ உங்களுக்கு புரியுதா? ஆனா அது கொழந்தையும் கிடையாது. இப்போ குழந்தைங்க கேட்டா கூட, அத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனா அவுங்களோட சிலபஸ் வந்து, அந்த அளவுக்கு 36 டிவைடட் பை 6அ கூட அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த டிவிஷன்க்கு அந்த இது போடுவோம்ல. இப்பிடி ஒரு இன்வெர்டட் எல் மாரி போடுவோம் இல்ல. அந்தமாரி போட்டு, 0 போட்டு மறுபடியும் 6 போட்டு தான் வந்து வந்து அவுங்க எழுதுவாங்க.
ஆஹ. அடடா! அய்யய்யோ! ஆமா. ஓ! ஐயோடா! <laughs> பரவாயில்ல பரவாயில்ல. அதாவது ஒரு டியூட்டர்ரா இருந்துட்டு நீங்க தான் உங்க பழக்கத்த மாத்திக்கிட்டீங்கன்ற மாரி சொல்லலாம்.
ஆமா. நான் வந்து மறந்துட்டேன். நான் வந்து நான் கத்துக்கிட்ட டேபிள் எல்லாத்தையும் வந்து நான் மறந்துட்டு எப்பிடி நாம வந்துட்டு ஒரு அன்மெச்சூரா இருந்தா நாம எப்பிடி யோசிப்போம்? அந்தமாரி நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சு தான் வந்துட்டு, என்னோட ஒரு ஒரு கிளாஸ்ஸையும் வந்து நான் நகர்த்திட்டு இருக்கேன்.
அடடா! ம்ஹ்ம். எந்த எந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்டா இருப்பாங்க அவுங்க? ஒரு அ 6த்து, 7த்து அந்தமாரி!
எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? அவுங்களோட சிலபஸ பாக்குறப்போ எப்பிடி இருக்குன்னா? ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்மள விட ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. எப்பயுமே இப்ப ஒரு 6வது 7வதுல தான் வந்துட்டு
அச்சோ! ஆ, <laughs> ப 10த்து படிக்கிற வந்து அவுங்க இந்தமாரி நீங்க சொன்னமாரி அந்த ம இன்வெர்டட் எல் ஷேப்ல வந்து ஆ டிவிஷன்ன்னு கத்துக்கிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் ரெண்டாவது, மூணாவதுல நம்ம ஊர்ல சொல்லி
ஆஹான்! டிவிஷன் கத்துக்கிறவங்கள்லாம் வந்துட்டு 6வது, 5வதுன்னு வச்சிக்கோங்க.
ம் ம் ம்.
ஆனா, டிவிஷன்லாம் நம்ம ஊர்ல 2வது படிக்கிற குழந்தையே போடும். எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 2வதுலயே டிவிஷன் படிச்சிருக்கேன். எனக்கு அதான் வித்தியாசமா இருக்கு. அவுங்களது எப்பிடின்னா? 10த் வரைக்கும் நம்மளுத விட இந்தமாரி ரொம்ப ஸ்லோவா ஆ இருக்கும். ஆனா +1க்கு மேல வந்துட்டு அந்த ப்ராப்ளமே வந்து ரொம்ப வந்துட்டு ஒருமாரி அட்வான்ஸ்ட்டுடா இருக்குன்னு வச்சிக்கோங்களேன். +1க்கு மேல வந்து அந்த சிலபஸ் வந்து அங்க ஷூட் அப் ஆகுது அப்பிடின்தான் நான் சொல்வேன்.
நிச்சயமா. ஓ! சூப்பர் சூப்பருங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு இருந்த ஒரு பழக்கம், அத நீங்க மாத்துறதுக்கு எப்பிடிலாம் முயற்சி பண்ணீங்க? எப்பிடி தொடங்குனீங்க? இப்போ, நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டுருக்கும்போது, அவுங்களுக்காக உங்க பழக்கத்த எப்பிடி மாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு அ தள்ளப்பட்டீங்க? அப்பிடீன்னு அழகா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கக்கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.

எனக்கு ஷார்ட்கட் கூட வேணாம். என்ன கொஞ்சம் நேரா தான் எழுத விடுங்களேன். எனக்கு சில சமயம் நான் அப்டியே கம்முனு பாத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு, நமக்கு ஒரு ஸ்டெப் வந்து இதுதான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா, அவங்க அதுக்கு அவேர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 10 லைன் வந்து எழுதிருவாங்க. நான் அப்டியே வேடிக்கை பாத்துட்டு இருப்பேன். ஆ பொறுமையா எழுதி முடிச்சிட்டு என்கிட்ட சொல்லுவான். அந்த மாதிரி தான் வந்து இருக்கு எனக்கு. அது எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா நம் ஆனா எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. நம்ம கத்துக்கிற மாரியே இந்த உலகத்தில எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கத்துக்க மாட்டாங்க போலருக்கு. எனக்கு மொதல்ல இந்த எனக்கு எப்டி இருக்குன்னா ஏ
ம்ஹ்ம். <chuckles> ஓ! சூப்பர், சூப்பர். இப்போ அவங்களுக்கு அந்த பழக்கத்த மாத்தன்னுன்னா அதுக்காக நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க?
அ மாத்துனா தான் மார்க் போய்ரும்ன்கிறாங்களே. அதனால நான் தான் மாறிக்கிட்டேன். நான் வந்து இப்டி பழகிட்டேன். எ இப்போ சொல்லப்போனா நான் இப்போ நமக்கு வந்து டேபிள் தெரியும்ல்லங்க. என் எனக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தபோதே வந்துட்டு 10 வரைக்கும் தெரியும். இன்னும் ஒரு 2 வது, 3 வது போற வரைக்கும் போனப்போ எல்லாம் நான் 20 வரைக்குமே சொல்லுவேன். ஓரளவுக்கு நமக்கு இந்த டேபிள்லாம் தெரியும்ல்ல. ஆனா வந்துட்டு அ <tsk> அவங்க 12 இன்ட்டு 12 வந்துட்டு அவங்க போடுவாங்க. எனக்கு அதுதான். ஆமா அதெல்லாம் பாக்கறப்போ.
ஓ! அதுனால. அதனால உங்க பழக்கத்த நீங்க மாத்திக்கிட்டீங்க அருமை அருமை. ஓ! ஓ! தனியா போட்டு பாப்பாங்களா? அவுங்களுக்கு இந்த ஸ்கொயர் கியூப்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல 20 வரைக்கும். நீங்க படிச்சு பக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, இப்போ 11 இன்ட்டு 11 12, 12, 12 ஸ்கொயர், 13, 14 ஸ்கொயர்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா 20 வரைக்கும் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 25 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஷார்ட் கட்ஸ் ம்.
ஆ. எனக்கு தெரிஞ்சு நான் 40 வயசு ஆனாலும், 25 வரைக்கும் ஸ்க்யர் மறக்க மாட்டேன்னு நான் நினைக்குறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து அதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து அவங்க வந்து இப்படி போட்டுட்டு இருப்பாங்க. நான் பாத்துட்டு இருப்பேன். நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன். "நீங்க வந்துட்டு 10 வரைக்கும் கூட டேபிள் படிக்கலையா?" அப்டின்னு சொல்லி, "நோ" அப்படின்னுச்சு.
ம்ஹ்ம்.